இப்ப எல்லாருக்குமே வந்து சின்ன வயசுலன் அ, குழந்தை பருவத்துல இருக்கும்போது ஒரு நட்பு கெடச்சிருக்கும் <inhales> அந்த நட்பு மூலியமா சில பேருக்கு வந்து ஒரு <inhales> நல்ல விஷயம் வந்து அனுபவப் பாடமா கத்துக்கிட்ருப்போம் <inhales> சில சமயம் வந்து சில சண்டைகள் இந்த மாரி இதுனால வந்து <inhales> அ, பெரிய பிள்ளையாக ஆகையில, அ, இந்தமாரி நட்பு நம்ம வச்சுக்க கூடாது, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து <inhales> நெனச்சி வச்சிருப்போம் <inhales> இந்த மாதிரி வந்து உங்களுடைய குழந்தை பருவத்தில நீங்க வச்சிருந்த நட்பு வந்து <inhales> உங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து உதவியா இருந்துச்சா, எப்பிடி? அத பத்தி சொல்ல முடியுமா?
எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு அழகான நினைவுகள வந்து குடுத்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் <inhales> என்னோட சின்ன வயசுல வந்து நான் கேரளால படிச்சேன், ஒரு 12 வயசு வரைக்கும் <inhales> அங்கே எல்லாமே வந்து ரொம்ப நல்லாருந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது <inhales> ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு வாழ்க்கையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் <inhales> அம் <tsk> அது எனக்கு எந்த சஃபரிங்ஸ் ம் இல்லாம, "இவ்ளோ இவ்ளோ பெட்டரான ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப் இருக்குமா!" அப்பிடிங்கிறமாரி எனக் எனக்கு தோணிச்சு <inhales> அப்பிடி தான் வந்து என்னோட குழந்தை காலம் வந்து மொத்தமா போச்சு <inhales> எனக்கு இப்ப நெனச்சா கூட எ ஏன் வாழ்க்கையோட ஒரு பெஸ்ட் பார்ட்டுன்னா அத நான் சொல்லுவேன் <inhales> அ, அதுக்கப்பறம் நான் அங்கருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நான் ரொம்ப அழுதேன் அந்த ஸ்கூல் விட்டு போறதுக்கு, என் ஃபிரெண்ட்ஸ் விட்டு போறதுக்கு <inhales> இன்னமும் எல்லாருமே இப்போ நாங்க வந்து படிச்சு முடிச்சது வந்து இந்த சோசியல் மீடியா பூமான்னு ஒரு காலத்துல <inhales> அதனால நாங்க எல்லாருமே இன்னமும் டச்ல இருக்கோம். ஒரு 3/4 வாசி பேரு வந்து என்ட்ட இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க <inhales> நான் அதுக்காக ரொம்ப ஃபிளெஸ் டா ஃபீல் பண்றேன் <inhales> எதுனாலும் ஒரு சஜ்ஜசன்ஸ் குடுக்குறாங்க. நீ இத செய், அத செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. ரொம்ப நல்லாருக்கு, அந்த ஒரு பாண்டிங்
ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம், ம். ம். உண்மையாவே வந்து நீங்க பிளெஸ்ஸிங்ஸ் தான். ஏனா, உங்களுக்கு வந்து அந்த இணைப்புகள ஏற்படுத்த வந்து, தகவல் தொடர்பு சாதனம்லாம் இப்ப நெறையா இருக்குறனால, எதுனாலும் டக்குனு நீங்க உங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி பேசிக்கலாம் அந்த மாதிரி தொடர்பு ஏற்படுத்திக்கலாம், அப்டி தான இல்லையா? ம் இப்ப நீங்க எப்டி அவங்ககிட்ட இன்னும் நீங்க பேசுறீங்களா? அ உங்களுடைய நட்பு வந்து தொடர்ந்துட்ருக்கா? நீங்க நேருல போய் எதுவும் சந்திச்சது உண்டா அவங்கள?
ஆமா. ஆ நான் வந்துட்டு இப்போ ஒரு வேலையா எனக்கு படிக்கிற விஷயமா ஹைதராபாத் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஹைதராபாத்துல யாரு இருக்கான்னு பார்த்தா, எ என்னோட ஸ்கூல்ல படிச்ச என் பிரெண்ட் 1 பொண்ணு. அவங்க சின்ன வயசுல நாங்க நாங்க 2 பேரும் எல்கேஜி, யுகேஜி பர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லா ஒண்ணா படிச்சுருக்கோம் அவ வந்து அங்க தான் இருக்கா. ஆனா என்னமோ நான் போனப்போ எனக்கான எல்லா உதவிகளையும் வந்து அவ தான் பண்னா. அந்த ஒரு சிட்யூவேஷன் ஜோன் மாறாம அவ வந்து எனக்காக எல்லாத்தையும் செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன். ஆ இன்னும் எங்களுக்கு ஒண்ணும் புதிசா ஒருத்தவங்கள பார்க்குற மாரி இல்ல. சோசியல் மீடியா என்ன பண்ணுச்சோ இல்லையோ எங்கள வந்து ஒரு நெருக்கத்திலேயே வச்சுருக்கு. அதாவது நாங்க பேசிக்காட்டியும் எங்களோட ஸ்டோரில்லாம் பார்த்துக்குறோம். எங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு அவளுக்கும் தெரிது, எனக்கும் தெரிது ஒரு உதவிங்குறப்போ அது எவ்வளோ நல்லா இருக்குல்ல!
அருமை. ம். கண்டிப்பாங்க. ஏன்னா அ நட்புங்க நட்புன்னு சொல்லி வரையில, கண்டிப்பா உதவின்றது வந்து நம்ம, அ எதிர்பார்க்காம குடுக்குறதுல தான வந்து வ இருக்கும் அதுல!
ஆமா ஆமா. ஏன்னா, நம்ப வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் னோட போயி, நம்ப இத உதவி செய்யுறோம், இது பண்ணுறோம், அத பண்ணுறோம் அப்டீன்னு சொல்றப்போ, <inhales> அங்க வந்துட்டு அது எந்த அளவுக்கு ஜென்யூன் ஆ, இருக்குன்னு தெர்ல! அப்புறம், நம்பளோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்மள வளந்ததுக்கப்புறம் பாத்துருப்பாங்க. இப்போ என்னோட கல்லூரி நண்பர்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்ட் ஆன, ஒரு பொண்ண வந்து பாத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். என் எ விஷயத்துல. ஆனா, இவங்க வந்து ரொம்ப கொழந்தையா, அடம்பிடிக்குற ஒரு புள்ளைய வந்து, பிரெண்டா வந்து பாத்துருந்திருக்காங்க. எனக்கு அது ரொம்ப வித்தியாசமா தான் தெரியுது. அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து, என்கிட்ட உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருந்துருக்கு, அப்டீன்குறது. இன்னுமே வந்துட்டு இப்ப என் கண்ணுக்குமே அப்படி தான் இப்போ அவுங்க ரொம்ப வளர்ந்துவிட்டாங்க எல்லாரும். நான் கிட்டத்தட்ட அவுங்க எல்லாரையும் பாத்தே ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். அவுங்கல்லாம் ரொம்ப வளந்துட்டாங்க. ஆனாலும் வந்து எனக்கு வந்து அந்த சின்ன பிள்ளைங்களா நாங்க இருந்தது தான் ஞாபகம் இருக்கு. அதுனாலேயே அந்த ஒரு பாண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா தோணுதுன்னு எனக்கு தோணும்.
<laughs> ஓ! ம். அ. ஓ! <chuckles> கண்டிப்பா. ஏன்னா, அந்த சின்ன பிள்ளைல ந நம்ம ரொம்ப, அவுங்க கிட்ட வந்து ஒரு நெருங்கி பழகியிருப்போம். அப்டீங்கம்போது நமக்கு அது பெரிய பிள்ளையானதும், அதோடைய நினைவுகள்லாம் நம்மளுக்கு இருக்கும் இல்லயா? இவுங்க வந்து இதெல்லாம் பண்ணது நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்லா ஞாபகம் இருக்கும். <inhales> இப்ப அவுங்க வந்து உங்களுக்கு அ வேலை நிமித்தமா, உங்களுக்கு உதவிகள்லாம் செஞ்சிருக்காங்க அப்படி இல் அப்டிதானே?
ஆ! நான் அங்க போய் தங்கறதுக்கு வந்து எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் எனக்கு நெறைய பேர வந்து நான் இப்ப ரீசென்ட்டா, இப்போ ஒரு 6 மாசத்துக்குள்ள கான்டாக்ட் பண்னேன். அதாவது பிரெண்ட்ஸு. ஆனா வந்துட்டு பெருசா நம்ம பேசிக்க மாட்டோம் இல்லையா, கிளாஸ்ல இருக்கறவங்க. எல்லாரையும் போயிட்டு நான் இப்டி சோசியல் மீடியால போய் அவங்களோட பேஜ்ஜ அதாவது அவங்களோட பேஜ் அக்கவுண்ட்ட பாக்கறப்போ இவளா இது! இவளா இது! அந்த மாரி இருக்கு. எல்லாரும் வந்து சொன்னாங்க. நா நாங்க வந்து உன்ட்ட மேத்ஸ் நோட்டு கேட்டுட்ருந்தோம். இப்ப பாத்தா இவ்ளோ வள இவ்வளோ வருஷம் போயிருச்சு! அந்த மாரி.
ம். ம்ஹ்ம். ம். ம் ம், உண்மையாவே அவுங்கலாம் வளந்து உங்களுக்கு, ஆ இ நீயா இவ்ளோ தூரம் இப்டி வளந்து இருக்க ஆளு! அப்டின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துருக்கும் இல்லையா?
எனக்கும் அவங்கள பாக்கறப்போ அப்டி தான் இருக்கு. என்னடா இது! நம்ம கூட ட்ரவுசர் போட்டு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இவ்வளோ வளர்ந்துட்டாங்க! அந்த மாரி தோணுது.
<laughs> ம். ம். அது போக இப்ப உங்களுக்கு வந்து அ இன்னும் அவுங்க கான்டெக்ட்ல இருக்காங்கன்னா, நீங்க வேற எந் அ எப்டிலாம் நீங்க வந்து சந்திக்க முயற்சி பண்ணுவீங்க நீங்க? ஆ "எங்கயும் போவோம்" அப்டின்னு சொல்லி நீங்க திட்டமிட்டு போவீங்களா? இல்லனா, அ சோஷியல் மீடியாலயே பேசிட்டு அப்டியே நீங்க அந்த நே நேரத்த செலவிடுவீங்களா?
நாங்க வந்துட்டு சோசியல் மீடியால தான் பேசுவோம். ஆனா, இப்போ நான் வந்து திருப்பி கேரளா போறேன். இப்போ அடுத்த மாசம் போறேன். ஆனா, எனக்கு வந்து எல்லாரையும் மீட் பண்ணுற வந்து ஒரு பிளான் இருக்கு, எனக்கு ஆசையா இருக்கு, வளர்ந்ததற்கு அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கனு சொல்லி பார்க்கனும் அப்படினு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு.
சரி. ம், கண்டிப்பா, நீங்க போய் சந்திப்பீங்கன்னு நானும் நினைக்கிறேன். இப்போ நீங்க அ சின்ன வயசில வந்து நீங்க, அவங்களோட நட்பா இருக்கையில, ஏதாவது சின்ன, சின்ன சண்டைகள்லாம் வந்திருக்கும் இல்லையா, அது உங்களுக்கு நினைவு வந்துருக்கா? அதனால அதை பத்தி எதுவும் நீங்க உரையாடி இருக்கீங்களா எதுவும்?
ஆ நெறைய. ரொம்ப சில்லியா நாங்க சண்டை போட்டிருந்தோம். ரொம்ப சில்லியா இந்த நியூஸ் பேப்பர்லாம் கொடுப்பாங்க. இந்த Times of India மாதிரி எங்க ஸ்கூல்ல அது ஒரு வழக்கம், இப்போ 4த் 5த் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் நியூஸ் பேப்பர் தருவாங்க. உன் நியூஸ்பேப்பர நீ தான் எடுக்கணும். என் நியூஸ்பேப்பர நான் தான் எடுப்பேன், மாத்தி எடுக்கக்கூடாது, அது இதுனு நியூஸ்பேப்பர் அது ஒண்ணும் நாங்க படிச்செல்லாம் கிழிக்கல. ஆனாலும், அந்த நியூஸ்பேப்பர்க்கு அத்தனை சண்ட.
<chuckles> ம். <chuckles> ம். <chuckles> ம். ஓ! அந்த மாதிரி சின்ன, சின்ன சண்டைகள் வந்து, இப்போலாம் நினைக்கல உங்களுக்கு அது வந்து வேடிக்கையா இருந்திருக்கும், இல்லையா?
இப்ப நாங்க 2 பேருமே ஒரு, ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கோம், வாழ்க்கையில. அவ வந்துட்டு ஒரு டாக்டரா இருக்கா. நான் ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஆஃபீசரா இருக்கேன். எங்க 2 பேத்துக்கும் எங்க 2 பேத்துல இமேஜின் கூட பண்ணி பாக்க முடியல. அந்த மாதிரி அன்னைக்கு நாங்க ரொம்ப அந்த மொமென்ட்ஸ் எல்லாம் ரிகலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், இதுக்கு ஒரு சண்டை, அப்புறம் இந்த இந்த ஓணம் செலிபிரேஷன்க்கு எல்லாம் கலர் டிரெஸ் போட்டுட்டு வந்திருந்தோம், அப்போ அவ என்ன பண்ணிட்டா, "ஒரு இடத்துல எண்ண இருந்துருக்கு, அவ உட்கார்ந்து அவளுக்கு எண்ணைய் ஆயிடுச்சு," என்ட்ட சொல்லாமல என்னையும் உட்கார வைச்சிட்டா, என் டிரெஸ்லயும் எண்ணெய் ஆயிடுச்சு. அதனால நான் வந்து ரொம்ப சண்டை போட்டேன்.
அருமை. <chuckles> ம். ம். ம். அச்சச்சோ, ம். ம். அந்த இது நினைவிலேயே இன்னும் இருக்கு இல்லையா, ஏந் எண்ணயில உட்கார வச்சு. நீங்க அதெல்லாம் உரையாடுவீங்களா? இந்த மாதிரி நீ இப்படி பண்ண பாத்தியா அப்ப, அப்டீன்னு அதெல்லாம் சொல்லி நீங்க பேசியிருக்கீங்களா, 2 பேரும் பகிர்ந்துருக்கீங்களா?
ஆமா. ஆ ரொம்ப, இப்போ இப்போலாம் பேசுறப்போ, அப்படிதான் அதெல்லாம் நான் சொல்லுவேன். இங்க பாத்தீயா உன்னால தான் இது இவ்வளோ பிரச்சன, அப்படின்னு. இவ்வளவு, இவ்வளவு வந்து "நீ பிரச்சன பண்ணக்கூடிய ஒரு ஆளா வந்து இருந்துருக்க" அப்படின்னு.
<chuckles> ம். ம். இப்ப அது போக, அவங்க உள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சில நேரங்கள்ல, நான் என்னுடைய வளர்ச்சிக்கு இவ ஒரு காரணம், இல்லனா என் என்னுடைய இந்த நன் நண்பன் வந்து ஒரு காரணம் அப்டின்னு சொல்லி, அ அந்த மாதிரி நட்பு யாரும் இருக்காங்களா உங்களுக்கு அந்த குழந்தை நிலை பருவத்தில?
ஆ இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு அப்போலேருந்து இப்ப வரைக்கும் நாங்க டச்லயே இருக்கோம். இன்னுமே வந்துட்டு நாங்க குளோஸாவே இருக்கோம் அப்டிங்கறபோ, இப்ப மத்தவர்களுக்கு எல்லாம் வந்துட்டு. நான் சொன்ன மாரி அவங்களுக்கு ஒரு மேச்சர்ட்டான ஒரு பொண்ணு தான் தெரியும். ஆனா இவளுக்கு நான் ஒண் ஒரு பிரச்சனைய சொன்னாலே அவளுக்கு தெரியும். நம் நம்ம மனசு வந்து இவ்வளோ வீக்கா இருக்கு. இவ்வளோ தூரம் இவ அபெக்ட் ஆவா அப்டின்லாம் தெரிஞ்சு ரொம்ப கூட இருந்துக்காங்க. எனக்கு வந்துட்டு இந்த இந்த ஜாப் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஆசையா இருந்துச்சு. என்னால என்னோட காலேஜ்ல இருக்கவங்களுக்கலாம் அத புரிய வைக்க முடியல. இது வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆச. ஒரு பெர்மனன்ட் ஆன ஒரு கவர்ன்மென்ட் ஜாப் வந்து அதுவும் இந் இந்த கிரேட்ல இவ்வளோ ஹையர் கிரேட்ல வந்து எனக்கு ரொம்ப ஆசங்குறது. எல்லாரும் மத்தவங்க காலேஜ்ல இருக்கறவர்களும் எப்டி பார்த்தாங்கன்னா இவ என்ன காலேஜ் என்ஜாய் பண்ணாம சும்மா சுத்திட்டு இருக்கா. அந்த மாரி பார்த்தாங்க. ஆனா இந்த ஒரு இது தான் வந்துட்டு என்னோட ஸ்கூல் பிரெண்ட்ஸ்க்கு தான் வந்துட்டு அது தெரிஞ்சுது. ஏனா, நான் ஸ்கூல்ல இருந்தே நான் வந்து சொல்லிட்டு இருப்பேன். இந்த மாரி எனக்கு போணுனு ஆச ஆச, ஆசன்னு சொல்லிட்டு இருக்கறதனால அவங்களுக்கு வந்து அதோட ஆழம் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
ம். ம், <laughs> ம். ம். ம். ஒ! ம்ஹ்ம். ம். ம், ம். அதாவது, உங்களுடைய நீங்க என்ன ஆகணும்ன்றதுடையது வந்து, அவங்களுக்கு அந்த குழந்தை பருவத்தில இருந்த நட்புக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க?
ஆமா. அதனால அவங்க நான் கொஞ்சம் சோர்ந்திருந்தாலும் அதெல்லாம் பேசி, நீ பாரு குழந்தையா இருந்தபையே இப்டியெல்லாம் சொல்லிட்டு இருந்த! இப்ப என்ன நீ டயர்ட் ஆவுரா? இப்ப என்ன நீ செய்யாம இருக்க? அப்டிங்கிற மாரி கேட்பாங்க.
ம். ம்ஹ்ம். ஓஹோ! அ ஆனா, இப்ப இருக்கிறவைங்க, இந்த கல்லூரி பருவத்தில இருந்த நட்புகள்லாம் எப்டி உங்களுக்கு, அவங்க அவங்க எந்த மாதிரி? உங்கள பத்தி எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியுமா, அவங்கள விட அந்த குழந்தை பருவத்தில இருந்தவங்களுக்கு தான் ரொம்ப தெரியுமா?
என்னோட குழந்தை காலத்துல இருந்தவங்களுக்கு தான் ரொம்ப தெரியும். என ஏன்னா அவுங்க ரொம்ப வருஷம் நான் இத்தனைக்கும், வேற ஊரு வந்துட்டேன். அவுங்க வேற ஊரு. நான் அவங்கள பார்த்து 10 வருஷம் ஆனாலும், அவுங்க என்கூட டிராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. எதையாவது ஒண்ணு. ஒரு மாசத்துக்கு ஒருக்காவாது ஃபோன் பேசிருவாங்க. அப்புறம் இது நான் ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப என்னோட ட்ரீம் வந்து, ரொம்ப இம்போர்டன்ட் டான ஒரு ஆளான நான் நெனைப்பேன். கஷ்டப் வீட்ல கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அதுக்கான ஒரு இது செய்யணும், அப்பிடின்னு சொல்லி, நான் கல்லூரி ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து நான் பிரிப்பரேஷன்ல இருந்தேன் நான் அதற்கு உண்டான முயற்சிகள் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தேன். இவுங்களுக்கு என்ன ஆயிருச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல இது ஆடா இருந்துச்சு. நான் வேல வாங்குற வரைக்கும். என்னடா இது? இவ பாட்டுக்கு படிக்கிறேன் சும்மா <tsk> நம்ம, நம்ம கூட கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, இப்பிடி இருக்கா. அப்பிடிங்கிற மாரில்லாம் யோசிச்சாங்க. ஆனா கடைசியில பார்க்கிறப்போ, அ, ஏன் என்னோட இது, இவுங்க எல்லாரும், எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பிளஸ் நான் ஸ்ட்ராங்கா அப்போ வீக்கா விட்டிருந்தன்னா இந்நேரம் நான் ரொம்ப வீக்கா இருந்திருப்பேன். வேல கெடைச்சிருக்காது. உங்களுக்கு தெரியும்ல அதோட அன்சர்டனிட்டி ரொம்ப அதிகமும் கூட. அது ஒண்ணு தள்ளி போயிருக்கும் அப்பிடிங்கிறது என்னோட ஒப்பீனியன்.
ம். அ. ம். ஓ! கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. ம். ஆமா, உண்மையாவே கரெக்ட்டா சொன்னனீங்க. ஏன்னா இப்போ வந்து ஆ நீங்க, அந்த இத தவற விட்டு அ இந்நேரம் இருந்தீங்கன்னா, உங் உங்களுக்கு மன அழுத்தமாவே இருக்கும், நம்ம நினைச்சது கிடைக்கலயே அப்பிடின்னு. சொல்லிட்டு, அது ஒரு பெரிய இதாவே இருந்திருக்கும். ஆனா, நீங்க வந்து அத வந்து அ அந்த வாய்ப்பையும் எதையும் தவற விடாம படிக்கணும், நல்லா இது அ பண்ணணுன் சொல்ட்டு, நீங்க அந்த கல்லூரி காலங்கள் முழுவதும் நீங்க அந்த மாரியே கழிச்சனால உங்களோட வந்து, அந்த பிணைப்பு வந்து அந்த நண்பர்களுக்கு வந்து அந்த அளவு கிடைக்கல. ஆனா, இதே இது சின்ன வயசுலேருந்து அ உங்க கூட பழகுனவங்களுக்கு வந்து தெரிஞ்சனால, அவுங்க பெருமைப்பட்றாங்க. நீங்க இந்த பொசிஷன்ல இருக்கிறத நினைச்சு அவுங்களும் பெருமைப்பட்றாங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம நினைச்சதும் அடஞ்சாச்சு, நம்மளுடைய நண்பர்களும் இப்போ வரைக்கும் நம்மளோடயே இருக்காங்க, அந்த ப குழந்தை பருவ நண்பர்கள் அப்பிடிங்கும்போது, உங்களுக்கு அது இன்னும் கூடுதலா ஒரு சந்தோஷத்த குடுக்கும் இல்லயா!
ஆமா. ஆ. ஆமாமா. ஏனா இவுங்களுமே என்ன புரிஞ்சிக்காம இல்ல. ஆனாலும் இந்த அளவுக்கு டெப்த்தா ஒரு ஆச இருக்கு, ஒரு ஒரு அது எப்பிடி சொல்றது, ஒரு டிடெர்மினேஷன் எனக்கு இருக்கு, அப்பிடின்னு இவுங்களுக்கெல்லாம் தெரியல.
ம். ம். ம்! அத னால அவுங்களுக்கு அ இப்ப ஆனா அவுங்களுக்கு தெரிஞ்சிருக்குன் நான் நெனைக்கிறேன். இதுதான் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இது அப்டி வேலைவாய்ப்பு அப்டின்னு சொல்ட்டு அவுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஆமா. இப்ப நான் சந்தோஷமா என்னோட கல்லூரி நண்பர்கள் கூட வெளில போறேன் வரேன். எங்கயாவது ட்ரிப் கூப்புட்டாங்கன்னா, நான் அதுக்காக பிளான் பண்றேன். என்னோட நேரத்த நா ஒதுக்குறேன். இன்னும் நான் ஜாயின் பண்ல. எனக்கு ஜாயின் பண்ண இன்னும் ஒரு 2,3 மாசம் இருக்கு. இந்த டைம நான் அவுங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்ருக்கேன். ஆனா அந்த அந்த நேரத்தில என்னால செய்ய முடியல. அப்போ வெறும் ஃபோன்லயே வந்துட்டு என்னோட பள்ளி கால நண்பர்கள் தான் வந்து என் கூட இருந்தாங்க.
ம். ம். ம். ஓ! <inhales> அ <inhales> உண்மையாவே சிறப்பா இருந்துச்சு. ஏனா உங்க குழந்தை பருவத்துல உள்ளவுங்க வந்து, உங்கள பத்தி நல்லா தெரிஞ்சிருக்காங்க. அவுங்க உங்களோட நல்ல பிணைப்பிலயுமே இருந்துருக்காங்க. அ இந்த மாதிரி உங்களுக்கு உங்க வளர்ச்சிக்குமே அவுங்க உங்க வளர்ச்சி என்னன்றத தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு எல்லாமே உங்கள பத்தி தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரியே உங்களுக்கு வந்து அ பின்னாடி இந்த உ-அ குழந்தை பருவ நட்புகள் வந்து உங்க கூடயே இருப்பாங்கன்னு நான் நெ நெனைக்கிறேன், நம்புறேன். உங்ககிட்ட இந்த மாரி பகிர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அ உங்க கிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மிக்க நன்றி.
ஆமா. ரொம்ப நன்றிங்க.